ஆ கண்டிப்பா கண்டிப்பா, நான் செய்றேன். ஆனா, அதனால உடல் பிரச்சனைகளும் எனக்கு இருக்குதான், இந்த அல்சர் இந்த மாரி வந்து புதுசா ஒரு பிரச்சனைலாம் கிளம்பியிருக்கு. இது சாப்பிட்டாலும் வயிறு எரியுது, தொண்டை எரிது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் காரமா சாப்பட முடில, பச்சை மிளகா சேர்த்துக்க முடியல இப்டியெல்லாம் இருக்கு. அதனால வந்து இப்ப அதான் பழக ஆரம்பிச்சிருக்கேன். பிரச்சனைகள் வருதுன்றது தெரியுது, அதை எப்டி ஓவர்கம் பண்றதுன்ற ஒரு விஷயம் தான் தெரியாம ஒரு கேள்விக்குறியா இருந்தது. நீங்க சொன்னது சரிதான். நான் ஏன் சமணம் போட்டு உட்காந்து ஃபுல்லா சாப்பிடணுன்னு யோசிக்கணும், கொஞ்சமா எடுத்துட்டு வந்து அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டா வந்து ஒப்ப சாப்டோம் அப்டின்ற மாரி ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் வந்துடும் இல்ல நம்ம சாப்பிட்டோம் அப்டின்னு. நான் இந்த பழக்கத்தை மாத்துறேன்.
அய்யய்யோ! அப்டிங்களா. சொல்லி ஆ. ஆமாங்க. ஆமாங்க, அதாவது அந்த உடம்பு வந்து அந்த சிக்னல் குடுக்கும்போதே, அதுக்கு ஏதாவது ஒரு தீனிய போட்டுருங்க. எந்த மாரினா வந்து நீங்க அதுக்காக இந்த நெறைய பேர் சொல்லுவாங்க "இந்த பிஸ்கட்ட பக்கத்தில வாங்கி வச்சுக்கங்க பிஸ்கட்ட பக்கத்தில வாங்கி வச்சுக்கங்க" நாய்க்குட்டி மாரி சொல்லுவாங்க, அதை செய்யாதீங்க.
ம்ஹ்ம். <laughs> எனக்கு பிஸ்கட் பிடிக்காது உண்மையாவே, எனக்கு எந்த பிஸ்கட்டுமே பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்வீட்டு மேல ஒரு ஒரு ஈடுபாடே கிடையாது. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு சொத்த பல் கூட கிடையாது. பல்லு சம்மந்தப்பட்ட வலிகளும் இது இது என்ன நான் அனுபவிச்சதே கிடையாது. அதுக்கு அப்புறம் "பல்வலி வந்தா எப்டி இருக்கும் தெரியுமா" அப்டின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் தெரியாது.
நல்ல வேல நல்ல வேல. ஆமா. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வா அதாவது நம்ம இனிப்பு சாப்பிட்டா தான் பல்லு வலிக்கணுங்குறது இல்ல. நம்ம கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்தா, நீங்க பாருங்க நம்ம வாயில ஒரு ஸ்மெல்லு வருது பார்த்தீங்களா? ஆ அது என்ன காரணம் நம்ம பல்லுல இருக்குற என்ஸ் இதெல்லாம் போட அந்த ப கோட்டிங்லாம் பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா அத எடுத்துரும், அந்த பசி அந்த ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா வயித்துலேருந்து வருது. அது ரொம்ப பிரச்சனை அதிகம், உங்க பல்லுக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுங்க.
கண்டிப்பா தெரியுது. ஆஹ. ஆமா. ம்ஹ்ம். ஓ, அது வயித்துலேருந்து, வாய் வரைக்கும் வருமா அது பாருங்களேன்! <laughs>
ஆமாங்க. இப்ப வயித்து புண் இருந்தா, நம்ம வாய்க்கெல்லாம் புண் வரும் இல்லைங்களா?
ஆமா, ஐயயோ எனக்கு ஏன் ஒண்ணுமே தெரியல! நீங்க சொல்ல சொல்ல தான் வந்து ஒவ்வொண்ணா தெரியுது. எங் அறிவு கண்ண திறந்துகிட்டே வரீங்களே ஒவ்வொரு கண்ணா. <laughs> ஏ, அறிவுக்கு கண்கள் இல்லங்க நெறைய கண்கள் இருக்கு. எண்ணிக்கையே இல்ல எண்ணிலடங்கா.
அந்த மாரி தான். <laughs> எத்தனை கணக்கு இருக்குது. அ. ஆமாங்க. நீங்க பாருங்களேன். நீங்க இது என்ன பிரச்சன விளைவுகள் நீங்க யோசிக்கவே இல்ல. நீங்க வந்து பிரச்சனையிலேயே வாழ்ந்துட்டு அப்டியே பிரச்சனைக்கு பழக்கப்படுத்துகிறீங்களே ஒழிய! அந்த பிரச்சனையோட விளைவுகள் என்னனு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க கண்டிப்பா வந்து அத செய்யாம இருக்கதற்கான வழிமுறைகள் என்னங்கறத நீங்க யோசிப்பீங்க. இப்போ யோசிச்சுட்டீங்களா?
ம். நிச்சியமா. ஆமா கண்டிப்பா, நான் யோசிச்சுட்ருக்கேன். ஆ அதாவது, இப்ப நீங்க சொல்றது கொஞ்சம் முன்னாடி கூட நான் யோசிச்சிட்டு தான் இருந்தேன். இனிமே வந்து எப்டி அந்த டைம் டேபிள் போட்டு டைமுக்கு சாப்பிடறது அப்டின்றத பத்தி நான் யோசிச்சிட்டு தான் இருந்தேன். நான் அத பழக்கப்படுத்தலாம்னு இருக்கேன், ஆ நாளை முதல்.
தயவு செஞ்சு தயவு செஞ்சு. உங்க குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக, எனக்காக! நல்லா சாப்பிடுங்க, கொஞ்சமா தான் சாப்பிடுங்க அத நேரத்துக்கு சாப்பிடுங்க.